கண்டிப்பாங்க. இப்போ அ ஆரம்ப காலகட்டத்தில வந்து, அந்த ஸ்டைல் அப்பிடிங்கிறது நம்ம கையில இருக்காது. ஆ, நம்ம பெற்றோர்கள் தான் முடிவு செய்வாங்க. ஆ, அப்ப நான் சின்ன வயசா இருக்கும்போது, ஒரு அ 4வது வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம்மா! அடிக்கடி இப்ப எனக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்துருவாங்களாம்மா! <chuckles>
ஆமா. <chuckles> அய்யயோ! <laughs>
ஏன்னா, அப்ப வந்து அந்த தலைய பராமரிக்கிறது கொஞ்சம் ஈசியா இருக்கும் அப்பிடிங்கிறனால, அ அடிக்கடி 1 வருடத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு கோயிலுக்கு போனா மொட்டை அடிச்சிட்டு வந்துர்றதுங்களாம்மா! அ, ஹ அந்தமாரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து புகைப்படங்கள் பாக்கும்போது தான் தெரிஞ்சுச்சுங்க. ஆனா ஞாபகம் இல்ல. ஆம், அதுக்கப்பறம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி இனிமேல் மொட்டை அடிக்கக்கூடாதுன் சொல்லிட்டு அந்த பாப் கட் ன்னு வெட்டி உடுவாங்க. ஆ, அந்த, ஆமாங்க. குழந்தைகளுக்கு அத வெட்டி விட்டாங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு பராமரிப்பதற்கு ஈசியா இருக்கும். அப்பிடின்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு 7ஆவது வரைக்கும் பண்ணியிருந்துருக்கிறாங்க.
ஆமா, ஆ. <laughs> ஞாபகம் இல்ல. ஆ. ஆமா. அப்பல்லாம் வந்து அந்தமாரி தான் வச்சிக்ட்டுருந்தோம். ம்.
ஆ, அந்த, ஆமாங்க. குழந்தைகளுக்கு அத வெட்டி உட்டாங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு பராமரிக்கருக்கு ஈசியா இருக்கும். அப்பிடின்னு சொல்லிட்டு அத வந்து ஒரு 7வது வரைக்கும் பண்ணியிருந்துருக்கிறாங்க.
ம். ஓ! அது உங்களுக்கு எதும் ஆச எதுவும் வரலயா! நான்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து முடி மத்த புள்ளைங்கள்லாம் பாத்துட்டு வந்து, முடி வேணுன்னு சொல்லிட்டு நான் துண்ட எடுத்து கட்டி அத சட மாரி போட்டுட்டு அலைவேன்.
ஆ. இல்லேங்க. ஆ <laughs> செரி ,செரிங்க. நாங்களும் அத பண்ணியிருக்குறோன்னு சொல்வாங்க. அப்ப அதாவது அந்த துண்ட எடுத்து இப்பிடி மேல போட்டுட்டு அ அதாவது அந்த வயசில வந்து அ இவய்ங்க கட் பண்ணி விடுறதுனால தான் நமக்கு வல்லே வரலேங்கிறது நமக்கு தெரியாது. <laughs> ஆமாங்க.
ஆ. ஆமா. <laughs> கண்டிப்பாங்க. நீங்க சொல்ற மாரிதான் எனக்கும் 7வது வயசுக்கு மேல தான் வந்துச்சு. 7வது படிக்கிறதுக்கு அப்பறந்தான் முடியே வளர்க்க ஆரம்பிச்சாங்க.
ஆமாங்க. எனக்கும் அதே தான் பண்ணாங்க. ஆ அதுவரைக்கும் வந்து அதுவும் இல்லாம நம்ம வந்து அப்பல்லாம் அ பசங்க, பொண்ணுங்க எல்லாம் சேந்து படிச்சிட்டு இருப்போம் அப்பிடிங்கிறனால, அந்த வித்தியாசம் தெரியாது. ம், "சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. நமக்கு இல்ல" அப்பிடின்னு தான் நம்ம நெனச்சுக்குவோம்.
ம். ஆமாமா. <chuckles> ஆமா.

<laughs> ஆ.
ஆ, 2 ஆ மடிச்சு வச்சாலும், அ அப்பிடி இருக்கும்போது வேணுன்னே, எல்லாரும் வந்து அ பூ ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் தலையில வந்து வைக்க முடியாது. நான் வந்து அழகா வளர்த்தியா அ தலவு முட்டுற வரைக்கும் பூவ வச்சு, ஒரு ரோஸ் வச்சு போவேன். அ அவ்ளோ ஒரு அருமையான காலங்க. ஆமாங்க. அந்த அது ஒரு காலம். ம். அது என்னங்க ஒரு கல்லூரி முடியிற வரைக்கும் தான். நான் அப்புறம் 2 வது முதுகலை போகும்போது அப்பிடியே சுத்தமா மாறிட்டேன். அப்பிடியே வந்துட்டு
ஓ! பரவாயில்லயே! மங்களகரமா இருப்பீங்க அப்பன்னா! <laughs> ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ம்.
ஆ என்ன ஆகிது அப்பிடின்னா, வட மாநிலத்தில போற பழக்கல்லாம் கிடைக்கிது அப்பிடிங்கம்போது அங்க இருக்கற நாகரிகம் அப்பிடியே ஒட்டிக்கிச்சு எனக்கு.
ஓ! சரி, சரி. ஐயயோ! அங்கே என்ன போட்டீங்க? சுடிதார் இந்தமாரி வெஸ்டர்ன் வியர்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியா?
ஆ. ஆமாங்க. அந்த மாதிரி. அடுத்து அப்பிடியே! ஒரே ஒரு 2 வருடந்தான். அதுக்கப்பறம் அப்பிடியே மாறுது. அந்த ஹேர் ஸ்டைல்லும் மாறுது. அதாவது அ இடுப்பு வரைக்கும் இருந்த முடி வந்து இப்போ ஷோல்ட்ருக்கு வந்துருச்சு. <laughs>
ஆ. உல்டாவா <laughs> அச்சச்சோ! நான் உங்க வீட்லலாம் அப்ப நல்லா வருத்தப்பட்டுருப்பாங்களே!
ஆமாங்க. என்னன்னா, அவுங்க என்ன நினச்சுட்டாங்கன்னா, நான் வந்து நல்லா வந்து ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நல்லா வளர்த்திருக்கிறேன். நல்லா இருக்கிறேன் அப்பிடின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, டக்குனு ஒரு நாள் நான் முடி வெட்டப் போறேன் அப்பிடின்னு சொல்றேன். அ எகன என்ன
<laughs> கடவுளே! அ. உல்டாவா மாறிருச்சே. அ. அது எது உங்கள திட்டுனாங்களா! எப்படி உங்களுக்கு அந்த சம்பவம் எதுவும் ஆச்சரியமா இருந்துச்சா! திட்டினாங்களா? அடிச்சாங்களா அந்த மாரி எதுவும் நடந்ததா? பிரச்சனைகள்.
நான் கொஞ்சம் வந்து முதுகலை போய்ட்டேன். அதனால அடிக்க முடியாது. ஆனா நான் என்ன சொல்லிட்டு போனேன்னா, "வெட்டப் போறேன்னு" சொன்னப்போ என்ன நினைச்சுட்டாங்கன்னா, சும்மா தளவுல வெட்டிட்டு வருவேன்னு நினச்சிட்டாங்க. ஆ <laughs> ஏன்னா, நான் தான ஆசையா வளர்த்தி இருக்கிறேன். அவுங்க வந்து அதில அந்த அளவுற்கு ஈடுபாடு காட்டல அப்பிடிங்கம்போது வளத்துனதுக்கு அப்புறம் பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். ஆ.
<chuckles> ஓ! ஆம், புரியுது. சரி, சரி. ஆமா, ஆமா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல. இந்த அந்த ஒரு ஸ்டைலு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா! இல்ல இப்ப இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?
ஆமா, ஆமாங்க.

ஆஹா! படத்து பேர் அதுக்குள்ள மறந்துருச்சா? அ ஜெயம்! ஜெயம்!
<laughs> ஆமா, ஆமா. அது ஃபுல்லாவே தாவணி தான். அந்த சதா ஆ.
ஆ! ஆமாங்க. <laughs> இப்போ அந்த தாவணி படமா அந்த தாவணிய அந்த பொண்ணு போட்டிருக்கிறத பாக்கும்போது, அவ்வளோ ஆசையா இருக்கும். "பரவால்லையே, கல்லூரிக்குல்லாம் தாவணி போட்டு போறாங்களே!" அப்டின்னு. அ அந்த எனக்கு இருந்த ஆசையை என்னோட தோழி நிறைவேத்துனாங்க. எப்டின்னா, அவங்க த தாவணி போட்டு வருவாங்க, தினமும். ஆஹ கல்லூரில
ம். அப்ப அவங்க உங்களுக்கு கம்பெனியே, இது அவங்களுக்கு அவங்க அவங்க மாரி நீங்களும் அப்ப போட்டு போயிருக்கலாமே.
அந்த அளவுக்கு தைரியம் இல்லைங்க எனக்கு. <laughs> ஏன்னா, "அவங்களையே செம்மையா வச்சு ஓட்டுவாங்க" அப்படீங்கும்போது, அவ கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து தைரியமான பொண்ணு. பேசினா திருப்பி பேசி விட்டுருவா அப்டி. அதனால, அ ஆனா பாக்கறதுக்கு தான் பொ அடக்கம் ஒடுக்கமா பொண்ணாட்டம் உடை போட்ருப்பா. ஆனா பேசினானா யாருனாலயும் சமாளிக்க முடியாது.
அய்யய்யோ! <chuckles> ஓ! சரி, சரி. தைரியமான ஆளு. ஆ. பரவால்ல, அந்த விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப பாராட்டுக்குரிய. ஏன்னா, யார் என்ன சொன்னா என்ன? நான் போட்டு போவேன்ற மாதிரி. <chuckles>
ஆமாங்க. ம். அதே மாரி தாங்க. அதுவும் அவளும் அந்தது அந்த அந்த அந்த படத்துல வர எல்லா கலரும் காம்பினேஷனும் வச்சுருப்பாப்பிடி. அதே தான் போட்டு வருவாங்க. ஆ அந்த ப் ஜெயம் படத்துல வர கலர் காம்பினேஷன். அப்ப அத பார்க்கும்போது பரவால்லையே, எ எவ்ளோ ஒரு இது. ஆமாங்க. அவங்களுக்கு அத பாத்து ஈர்ப்பு. எனக்கு அத பார்க்கும்போது ஈர்ப்பு அதிகமாச்சு. அ ஆனா முடி மட்டும் வளத்திட்டுருந்தேன்.
ஓ! பரவால்ல. <chuckles> அ அதுலருந்து ஈர்ப்பு வந்துருச்சா என்னமோ உங்களுக்கு? அ. நீங்க ஆனா என்னைய கேட்டா நீங்க முயற்சி பண்ணியிருந்துருக்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு நாளாவது. <chuckles>
ஆமாங்க, கண்டிப்பா. <chuckles> அத ஒண்ணு தான் விட்டுட்டேன்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்பறம் ஏதாவது ஃபங்ஷன்னா வந்துட்டு அப்போ சாரி கட்டிட்டு போறது, தாவணி கட்டிட்டு போறது. அ ஏன்னா பொங்கலுக்குல்லாம் கண்டிப்பா வந்துட்டு நம்ப தாவணி கட்டிட்டு போலாம். சாரி சாரி கட்டிட்டு போலாம். அ
ஆமா. அ. ஆமாமா. அப்ப நீங்க கட்டீட்டு போனீங்களா?
ஆ, அப்ப கட்டிட்டு போய் அந்த ஆசையல்லாம் நிறைவு நிவர்த்தி பண்ணியாச்சு. அ அது நல்லாருக்கும்.
அப்ப எப்டி நடந்துச்சு? அ. அப்ப அந்த அன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சா? எல்லாரும்
அ ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதாவது அ அந்த பொங்கல் எப்படா வரும்ன்னு பாத்து, அந்த அந்த காலத்துக்கு தகுந்த கலர் வாங்குறது, அ கை நெறையா வளையல் போட்டுக்கறது, அ அதுவும் எனக்கு வேற அந்த நேரங்கள்ல முடி வந்து இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு. இடுப்ப தொட்டுருச்சு. அ ஆமாங்க. அப்ப வந்து அந்த நீளமா பின்னி, அ இப்ப எனக்கெல்லாம் வந்துட்டு 3 முழம் வச்சாலும் அ கீழ வராது. கீழ வரைக்கும் வராது.
ஆ. ம். ஓ! நல்ல விஷயம். அ,